ஆ கொறைய ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் வந்து கொறைய ஆரம்பிக்கும். <inhales> இதுனால தான் என்னுடைய பிள்ளைங்களும் இப்ப வந்து, ரொம்ப வந்து <inhales> அந்த ஃபோன் யூஸ் பண்றாங்களா அதனால நா சொல்லுவேன் அவுங்கள்ட எடுத்து <inhales> "இதெல்லாம் நீ சும்மா உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிட்டே இருந்தேனாலா உன்னும் <inhales> ஒடம்புக்கு தான் பாதிப்பு ஆகும். நீ கொஞ்ச நேரம் போ, மாடிக்கு போ <inhales> மாடில போய் அந்த வெயில்ல கொஞ்ச அந்த இளவெயில் சொல்லுவாங்கல்ல மெதுவா, அந்த மாரி இருக்கிற வெயில்ல நீ நில்லு. <inhales> அ மரத்துக்கடியில அங்கனக்குள்ளயே கொஞ்ச நேர அப்டியே நடந்து போ நல்லாருக்கும்" அப்படின்னும்போது <inhales> அ மொதோ ஒரு காலகட்டம் அவுங்க கேக்கல. அப்புறம் நானும் கூட சேந்து போகவும், ஒரு 2 நாள் வந்து கூடயே வந்து அங்கனக்குள்ளே அவுங்க <inhales> விளயாட ஆரம்பிச்சாங்க. என் பசங்க 2 பேரும் அங்கனக்குள்ளயே. <inhales> மேல ஓடி பிடிச்சு விளயாட அந்த மரத்துக்கு அடில இருக்கைல <inhales> அது பாக்க நல்லாருந்துச்சு எனக்கு! "நம்மல்லாம் அப்படிதானே இருந்தோமே முந்திலாம் அந்த ஃபோன்லா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி" அப்படின்னு எனக்கு
ஆ. ம். ஓ! ம். ம். கண்டிப்பாங்க <laughs> அதாங்க இப்ப காலகட்டங்களே மாறி எல்லாமே இந்த செயற்கையா தான் இருக்கு. அந்த சைனாலலான் பாத்தீங்கன்னா "நிலாவே வந்து செயற்கையா வக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கு! ம்.
ஆமாங்க. ஆமா. நிலா நிலா என்னமோ சூரியன்ல்லா செயற்கையா கண்டுபிடிக்கிறேன் அப்டிப்டின்லாம் சொல்லிட்டு. <inhales>
ஆ! அதான் இதெல்லாம் என்ன இய இயற்கைக்கு எதிரா நடந்துகிட்ருக்கு "நம்ப எவ்ளோக்கு எவ்ளோ, இந்த இயற்கைய வந்து அழிக்கிறோமோ, அது நமக்கு தான் ஆபத்து" அப்படின்ற மாரி இவங்களலாம் யாரும் உணர மாட்றாங்க. இந்த உதாரணத்துக்கு அ! இந்த வீடு இந்த சென்னையிலலா பாருங்க! இந்த ஏரிய அழிச்சு அழிச்சு வீடா கட்டிட்டு போறாங்க. மழ வந்து அடிச்சிட்டு தான் போது. இது தேவையா? அப்படி போய்ட்டிருக்கு. <chuckles> ம்,
ம். அது உண்மதான். ஏனா ம். ம். ஆ. சரியா சொன்னீங்க <inhales> சரியா சொன்னீங்க. ஏனா இயற்கைக்கு வந்து எதிரா செயல செய்ய <inhales> அந்த இயற்கை தான் இந்த இப்ப பாருங்க. <inhales> ஆ எ எப்ப வந்து, வெயில் வந்து அடிச்சாலும் அதிகமா இருக்குது, அ குளிர் இருந்தாலும் அதிகமா இருக்குது, மழை இருந்தாலும் அதிகமா இருக்கு. <inhales> எல்லாமே அதிகமா இருக்கிறது வந்து இந்த இயற்கைய வந்து நம்ம <inhales> அதுக்கு எதிரா நம்ம செய்ற செயல்கள் தான் அப்படின் நான் நெனைக்கிறேன். <inhales> அதனால நமக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் <inhales> அ இப்பெலாம் நெறைய கல்யாண வீடுகள்லாம் பாத்தோம்னா, அந்த இதெல்லாம் குடுக்குறாங்க இல்லையா. அந்த "விதைப்பந்துகள்" அப்டின்லாம் சொல்லிட்டு.
ஆமா. ஆமாங்க. இல்லாட்டி மரம், செடிகள் குடுக்குறாங்க.